ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அ நம்மளோட குழந்தைகள்லாம் வந்துட்டு, இப்ப இன் இப்ப இப்ப இருக்க கால கட்டங்கள்ல நிறைய அவுங்களுக்கு வந்து விளையாடுற பொருட்களா இருக்கட்டும், இல்ல வந்து டிவிகள் பார்க்குறதா இருக்கட்டும், போன்கள் யூஸ் பண்றாங்க இப்ப நிறைய குழந்தைகள்லாம். சோ இந்த மாரிலாம் இருக்கிறப்ப, உங்க குழந்தையை எப்படி நீங்க வந்து படிப்புக்கு வந்து ப படிக்கிறதுக்கு உட்கார வச்சு, அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறீங்க? அதைப் பத்தின உங்களோட அனுபவத்தை என்னோட பகிர்ந்துக்கிறீங்களா?
நீங்க சொல்ற மாரி, நான்லாம் என் பையனுக்கு விளையாட்டிலேயே தான் நான் அந்த கலர்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஷேப்ஸ் எல்லாம். அப்படி தான் நான் சொல்லிக் கொடுத்திருப்பேன். உட்கார வச்சு, "ஏ-பி-சி-டி. இதைப் படி" அப்படின்லாம் நான் சொல்லிக் கொடுத்ததே இல்லை. அ டாய்ஸ் மூலியமா அப்படியே ஈசியா லேர்ன் பண்ற மாரி இருந்தது எனக்கு. இது கூட நல்லாத்தானே இருக்கு. நம்ம இப்படியே எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்குற மாதிரி தான் இருந்தது. ஆனா என்ன அது? மழலையே சொல்றாங்களே ப்ரி கே-ஜி, எல்-கே-ஜி, யு-கே-ஜிக்கெல்லாம் கூட கொஞ்சம் யு-கே-ஜியே முடியலை. அ அ ப்ரி கே-ஜி, எல்-கே-ஜி வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம்லாம் ரிட்டன்ல எழுதணும். அதைப் படிக்கணும். அதைக் மக்அப் பண்ணணும். நாம என்ன தான் போர்டு எல்லாம் மாத்துனாலும் சி-பி-எஸ்-இ, ஐ-ஜி-சி-எஸ்லாம் மாத்துனாலுமே, இன்னுமே அந்த மெமரி மெத்தடு இருக்கத்தான் செய்யுது. <chuckles>
ம், ம். ம், ம். ம், ம். ஓ.
அதனால என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்க உடனே வந்து கட்டாயப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இதை நீ படிச்சே ஆகணும்னு இது ஸ்கூல்ல சொல்லி இருக்காங்க அப்படிங்குற மாதிரி.
ம்.
இப்ப எப்படின்னா சிபிஎஸ்சி ல வந்து 1 வதுக்கும் 2 வதுக்கும் ஹோம் வொர்க் கிடையாது வீட்டுல.
ம். ஓ.
போர்ட் ஓட ராம்ப்ஸ் படி அப்படி போர்ட் வந்து என்சிஏஆர்டீ வந்து அப்படி வந்து பண்ணி இருக்காங்க. நாங்க இப்படி தான் வந்து சிலபஸ் இப்படி தான் கொடுத்திருக்கோம். கரிக்குளம் இப்படி தான் டிசைன் பண்ணி இருக்கோங்குற மாதிரி சொல்லிட்டாங்க.
ம்.
அதனால அஸ்ஸஸ் ஒரு டெஸ்ட்டும் கிடையாது. எதுவுமே கிடையாது. எப்படி ப்ரோக்ராஸ் இருக்கு, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு லைனே இல்லை. எந்தப் பக்கம் போகணும்னே.
ஓ.
ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா தர்ட் ஸ்டாண்டர்ட்லே இருந்து மொத்தமா மாத்துவாங்க.
ம்.
அப்ப நமக்கு இதுவரைக்கும் ஹோம் ஒர்க் உக்காரவே வைக்காம, "உடனே உன்னைப் படி, உடனே எழுது, அப்படி பரிட்சை இது வந்து இவ்வளவு மார்க் வாங்கணும்" அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்லவே இல்ல. அதனால நானும் என்ன பண்ணிட்டேன்னா, நீங்கச் சொல்லுங்க. நான் தினமும் எதாவது 1 பண்ணியே ஆகணும். அது இது ஒரு 1/2 மணி நேரமாவது நான் உக்கார வைக்கணும் இல்ல.
ம். ஆமா கண்டிப்பா.
அந்த மாதிரி தான் நான் உக்கார வச்சேன். புக் எடுத்துட்டு அவங்க எதுவும் ஹோம் ஒர்க் குடுக்கறதே இல்ல ஸ்கூல்ல. அவங்க ஆனா பண்றாங்க தான். அங்க போய் ஒர்க் சீட் குடுக்கிறாங்க. அதை அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை அப்படியே அப்ளை பண்றாங்க.
ஓ ம். ம்.
அது தான். இப்ப அப்டி தான் போயிட்டு இருக்கு. CBSE போர்டுல 1,2 எல்லாம். ஆனா, என்னன்னா அதே இத நாம எப்படி பண் நாம என்ன பண்ண முடியும் வீட்டுல அப்டின்னு பாத்தீங்கன்னா, நாம அந்த சிலபஸ்ல அந்த புக்ல இருக்குறத பாத்துட்டு, அத இங்க எங்கயாது சொல்லித் தர முடியுமா? வெளியில போம்போதெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணி பாத்திருக்கேன்.
ஓ! சேரி சேரி. ஓ! <laughs>
ஏன்னா இப்ப இப்ப 1 வகுப்புலலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்! சௌண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அதை எப்படி படிக்கணும்ங்கற டவுட் வந்துரும் உங்களுக்கு.
ஓ! ம்.
ஆ, அத நம்ம இப்போ போட்டோம்ன்னா, அம்மா! இங்கேயும் எஸ் தான் வருது. இங்கேயும் எஸ்ங்கிறாங்க. மிடில்ல வந்தா எஸ்ங்கிறாங்க. சி ய! முன்னாடி வந்தா அக்குங்கிறாங்க. நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்டிபாங்க.
<chuckles>
அப்ப நான் அப்பத் தான் நான் வந்து சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்டேன். உட்கார்றத விட வெளியில போகும்போதே இதப் படி இதப் படி பார்க்கலாம், அதப் படி பார்க்கலாம். இது உனக்குத் தெரியுதா? இந்த நம்பர் தெரியுதா? அப்படிங்கிற மாரி தான், நான் வந்து 1 ஸ்டாண்டர்ட்டுலாம் அவங்கள அப்படி தான் வந்து அதிகமா பண்ணேன். 2 ஸ்டாண்டர்டுலாம் பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட், 0:30 நீ உக்காந்தே ஆகணும். அப்டிங்குற மாரி. மொதல்லலாம் உக்காரவே மாட்டாங்க. அவனுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா அவன் கூட சைக்கிள்லாம் ஓட்டி இருக்கேன். பால்l விளையாடுவேன்.
<laughs> ம். ம். அருமை, அருமை. ம்.
பால் விளையாடுவேன். அவங்க சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து 1 மணி நேரத்துக்கு மேல கேட்டு இருப்பேன். அவன் புடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட சொல்லி என்னென்னவோ பண்ணி விளையாண்டு திரும்ப ஃப்ரெஷ் ஆயி திரும்ப வந்து நீ ஹாஃப் அன் ஹார் ஃபோகஸ் பண்ணி எனக்குப் போதும். எந்தப் பிரச்சனையும் இல்ல. ஒரு சப்ஜெக்க்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் வை. உனக்கு என்ன இருக்கு? தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான.
ம். ம். ம். ம் ஆமா ம்.
ஏ.வி எல்லாம் ஆக்ட்டிவிட்டில சொல்லிக் கொடுத்துடுறாங்க. அது நல்லவே புரியுதுங்க. புக் எடுத்துப் படிக்கச் சொன்னாதான் பிரச்சனையா இருக்கு.
ம். ஆ இப்ப இது இப்ப இந்த மாரி சமயங்கள்ல, இப்போ ஆ சில டைம் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லீங்களா? இல்ல நான் படிக்கமாட்டேன். அது பண்ண மாட்டேன். எனக்கு வே வேணாம் அப்படிங்ற மாதிரி. இந்த மாதிரி டைம் க்குள்ள நீங்க வந்து டியூசன்க்கு அனுப்புறது இந்த மாரி ஆ இதெல்லாம் வந்து நீங்க ஆ பண்ணியிருக்கீங்களா? டியூசன்க்கு அனுப்புறது இல்ல வந்து அவங்கள வந்து டைவர்ட் பண்றது டைவர்ட் பண்ணி படிக்க வைக்கிறது இந்த மாதிரி.
ம். அ. அதான் நான் மொதல்ல எல்லாம் வொர்க் ஆச்சு. நான் விளையாட்டா வந்துருப்பாங்க அம்மா நமக்காக விளையாண்டாங்க அப்படின்னு. நமக்குப் புடிச்சது செஞ்சு கொடுத்தாங்கன்னு கொஞ்சம் நாள் இருந்தது. ஒரு மாசம், ஒரு மாசமா இப்பெல்லாம் ஒரு வாரத்துக்கு கூட ஒரு டெக்னிக் வொர்க் ஆக மாட்டேங்குது.
ம். ஓ!
ஏன்னா இதான் முடிஞ்சிருச்சுல்ல. அம்மா நமக்கு நம்ம படிக்கணும்ன்னா என்னா வேணாலும் செய்வாங்க அப்படிங்குற மாரி ஆயிடுச்சு இப்பல்லாம்.
ம்.
நான் இப்பெல்லாம் என்னான்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் குடுத்து பாத்தேன். ஸ்டார்ஸ்லாம் குடுத்து பாத்தேன் அப்பல்லாம் கூட 1 ஸ்டிக்கர் குடுக்கும்போது, நமக்கு அம்மா குடுத்தாங்கன்னு அவுங்க அப்பா வர்ற வரைக்கும் என்னய நைட்ல கூட எடுக்கவே மாட்டாங்க. அவுங்க அப்பா வர்ற வரைக்கும் வச்சுட்டே இருப்பாங்க. "நான் இத செஞ்சேன்னா! நான் இது இவ்வளவு அழகா எழுதினேனா! நல்லா படிச்சேனா! அதுக்கு அம்மா குடுத்தது." அப்படின்னு வந்தவுன்னே காமிப்பாங்க. தூங்குனா கூடக் கலட்டவே விடமாட்டாங்க. அத எடுக்கவே கூடாது அப்படிங்குற மாதிரி ஸ்டிக்கர புடிச்சிட்டே இருப்பாங்க. வந்ததோன அவுங்க அப்பாட்ட காமிக்கணும்ங்குறதுக்காக. அ இப்பெல்லாம் என்னா பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா ஒரு போர்டு வச்சிருக்கோம்ல வீட்ல! அந்த போர்ட்ல வந்து நீ வந்து எல்லா சப்ஜக்டும் நீனே படிச்சேன்னா அம்மா ஸ்டார் போடுவேன்.
ம். <laughs> ம். ஓ! ம். அருமை. ம்.
இல்ல, "நானே எவ்வளவு நாள் உக்கார முடியும்? அம்மாக்கும் வேல இருக்குல்லப்பா" அப்படிங்குற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன். அ பெரிய கதையெல்லாம் சொன்னேன் நானு. "வேலை பாக்குறேன்னா, அதனால வந்து நேரம் இல்லையா? நீயே எடுத்துப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். 1 ஸ்டார் கெடைக்கும் உனக்கு. 1 சப்ஜக்ட் முடிச்சிட்டா 1 ஸ்டாரு. இண்ணொன்னு முடிச்சிட்டான்னா இன்னொரு ஸ்டாரு" அப்படின்னு சொல்லி "அதுக்கு நீ ஏதாவது கேக்குறதா, நான் உனக்கு வந்து கிஃப்ட்லாம் வாங்கி தருவேன். ஆனா அது இவ்வளவுக்குள்ள தான்!" அப்படிங்குற மாதிரி அமவுண்டையும் நான் எழுதிருவேன்.
ம். <laughs> ம். ம்.
ஒரு 20 ருபீஸ், 30 ருபீஸ் நீ கடைக்குப் போறப்ப என்ன இருக்கோ அத நீ எடுத்துக்கலாம்.
ம்.
அப்பல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்பல்லாம் ஆன்லைன்ல வாங்கிக் குடுக்கற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதனால நானும் இப்பல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அ நம்ம எங்கேயாவது கொண்டு போய் ஒரு 2 மணி நேரம் டியூஷன்ல விட்டுடலாமா? <chuckles>
<laughs> ம். <laughs>
அங்கே ஏதோ நம்ம சொல்றது ஏன்னா நாம நெறைய குடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லா பசங்களும் அனுப்புறாங்க. நாமளும் அனுப்பலாமா? அப்படின்னு. ஆனா அங்க போனாலும் நாம தான் சொல்லித் தரணும். ஏன்னா அவங்களும் வந்து இப்போ எடுத்துப்பாங்க தான். ஏன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்குமா அப்படின்னு தெரியல. விட்டுப் பார்த்தாதான் தெரியும்.
ம். ம். சரி சரி சரிங்க. இப்போ நீங்க வந்து உங்களோட பிள்ளைகள்கிட்ட வந்து அ மதிப்பீடு வந்து, இப்போ இவ்வளவு மதிப்பீடு எடுக்கணும் இவ்வளவு மதிப்பீடுதான் எடுக்கணும், இப்படிதான் எடுக்கணும், இந்த மாரிதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அழுத்தங்கள் கொடுப்பீங்களா? இல்ல வந்து அ உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லி இந்த மாரி படிச்சா இந்த மாரி இருக்கலாம். அ நல்லா படிச்சா நல்ல வேலையில போகலாம். சோ இந்த மாரி அட்வைஸ்லாம் சொல்லி நீங்க வந்து படிக்க வச்சிருக்கீங்களா?
ஆ. அப்படிதான் நானும் சொல்லுவேன். பண்புகளே நான் மேக்ஸிமம் அப்படி தான் சொல்லித் தர்றது. இப்ப தென்னாலிராமன்னோட கதைகள் இப்பல்லாம் வருது பாத்தியா? இந்த மாரி சிட்டுவேஷன் வந்தா நீ எப்படி செய்வ? அப்படின்னு கேப்பேன் நானு. <chuckles>
ம். <laughs>
அந்த மாரி தான் அவங்களும் பாக்குறாங்கல்ல. அ அந்த மாதிரி அதுல வச்சிட்டு நான் கொஞ்சம் கேட்டுப் பாப்பேன். எப்படி அப்ளை பண்றான், எப்படி எந்த இடத்துல எப்படி நடந்துக்குறான்? அப்படிங்கிறதை நம்ம எப்படி இப்படிதானே கொண்டு போக வேண்டி இருக்கு. அப்புறம் இன்னொன்னு படிச்சு பெரிய ஆளா ஆகலாம். அப்படிங்கறத எப்டியோ நம்ம வந்து இருக்கு. அவங்க அத்தங்க இருக்காங்க. நான் இருக்கேன். உங்க அப்பா, உங்க மாமா <swallows> நாங்கலாம் இப்படி தான் படிச்சோம். அதனால நானா ஒரு எங்க அம்மா சொல்ற வரைக்கும் நானா அந்த இடத்தை விட்டு நகராம உட்கார்ந்து இருப்பேன். 1 மணி நேரம் 1 மணி நேரம் கூட அந்த இடத்துல உக்காந்து எனக்கு என்னலாம் படிக்கிறது இருக்குன்னு திரும்பத் திரும்ப எழுதிக் எழுதிப் பாப்பேன். ஆனா அப்படின்னு நானா 10 நிமிஷம் தான் உக்காருவேன். நான் டைம்லாம் செட் பண்ணிட்டு தான் உக்காருவேன். நான் எங்க அம்மா எல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. உக்காந்துட்டாங்க. நான் வந்து கூப்பிடுறேன். அளவுக்கு நானும் தம்பி எல்லாம் படிச்சு இப்ப பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இருக்கோம். மாமா எல்லாம் பாத்தியா எங்க எங்க வேலைக்கெல்லாம் போறாங்க. எவ்வளவு எல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்தியா. அப்பா எல்லாம் எப்படி படிச்சு இருக்காங்க, அதனால தான் இப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஆனது தான்.
ம், ம். ம். ம். ம், ம். ம். ம். ம்.
ஏன்னா, நமக்குள்ளேயும் ஒரு எக்ஸ்சாம்பிள் இருந்துச்சுன்னா, அவுங்களுக்கு ஈசி இல்ல.
ஆமா, ஆமாங்க, கண்டிப்பா.
ம்.
அ இப்போ எ நீங்க படிக்க படிக்க வைக்கிறத வந்து நீங்க சொன்னீங்க, இந்தமாரி நிறைய கேம்ஸ் வச்சு நான் படிக்க வைப்பேன் அப்படின்ற மாரிலாம் சொன்னீங்க. அ உங்களுக்கு இந்த எஜிகேஷனல் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? அந்த ஆன்லைன் செயலிக செயலிகள் மூலியமா படிக்க வைக்கிறது, இல்ல வந்து வீடியோகள் மூலமா படிக்க வைக்கிறது. இல்ல இப்ப எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு போன்லே எல்லாமே வர்ற மாதிரி இருக்கு. சோ, இத இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் படிப்புகள் இருக்கு சொல்றீங்களா? இதைப் பத்தி உங்களோட கருத்து என்னது? இது மாதிரி படிக்க வைக்கலாமா? இந்த மாதிரி படிக்க வைக்கலாமா?
இல்ல நீங்கச் சொல்ற மாதிரி அ இல்ல நீங்கச் சொல்ற மாதிரியே ஒரு நம்பர்ஸ தெரிஞ்சுக்கணும். இல்ல நான் வந்து வேற ஒ ஏதோ ஒரு இடத்துக்கு கம்னிகேட் பண்ணனும், நான் பேசணும் அப்டின்னாலே, ஈசியா இருக்கு. நம பயனுள்ள மாரி அத மாத்திக்கலாம். ஏன்னா, ஒரு கார்டூன் சேனல் பாத்ததுலருந்து இப்ப எல்லாம் வந்து லேர்னிங் வந் நிறைய பாக்குறோம். ஆனா, அது ஹெல்ப் பண்ணுது தான். கம்னிகேஷன்லாம் நல்லா டெவலப் ஆகுது. எப்படி வந்து பேசணும்? எப்படி பழகணும்? அப்படிங்கறதலாம் கத்துக்குறாங்க தான். இந்த மாதிரி சேனல்ஸ்ல இருந்து. ஆனா அதுவே வந்து, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக்கிருதுல.
ம். ம். ஆமாமாங்க, கண்டிப்
அது தான். இவ்வளவு நேரம் படிக்கிறியா? இவ்வளவு நேரம் விளையாடு. இவ்வளவு நேரம் டிவி பாரு. நீ வேணா உனக்குப் புடிச்சதை வேணாலும் பாத்துக்கோ. நீ வந்து லேர்னிங் அதுல கத்துக்கலைன்னாலும் பரவாயில்ல. ஆனா ரொம்ப நேரம் பாக்காத. என் பையன்ல்லா இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதுல இருந்து இதைக் கத்துக்கிட்டேன். டாக்டர் பைனாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மொத்தமா சயின்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு அதுல. இவன் நிறைய தெரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் உனக்குத் தேவையா? முதல்ல நீ இதையே பாக்க வேணாம் <chuckles>
ம், ம். ம். ம். <laughs> ம்.
அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பாத்து பாத்து ஓடி அப்போ வந்து டங்குல இவ்ளோ இருக்கா? உள்ள ஸ்டொமக் இப்படி தான் இருக்கா? இப்படி தான் வேலை செய்யுதா? எப்படி நான் வந்து மென்னு சாப்பிடலாம். இப்படி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஓ! தூங்கல மெண்டல்லா வந்து இப்படி இருக்க முடியாதாமா? நீங்கச் சீக்கிரமா என்ன தூங்க வைங்க.
ம், ம். ம். ம். ம். ம். <chuckles>
நல்லா சாப்பிடலனா. வந்து ப்ரெயிங்க்கு வந்து நியூற்றிஷியன்ஸ் எல்லாம் கிடைக்காதா? சாப்பாடு நிறைய சாப்பிடணும். ஆனா இது கூட நல்ல விஷயம் தான். ஆனா நிறைய போகும் போது தான். இதுலாம் உனக்குத் தேவையா? உன் வயசு என்னமோ சின்னப் பையன் தான். நீ அதுக்கு ஏத்த மாதிரி. <laughs>
<chuckles> ம். <laughs> ம்.
அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு.
சரி, சரி, சரிங்க.
பாசிட்டிவ்வும் இருக்கு. அதே சேம் டைம் நெக்டிவ்வும் இருக்கத்தானே செய்யுது.
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அ இப்
இவங்க கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாரி பாக்குறதுனால. ஆனா, இவங்களோட ப்ரெண்ட்ஸ் ஓட அவங்க அம்மாகிட்டலாம் பேசினோலாம் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய பாக்குறாங்க இல்ல.
ம். ஆமா. ஆமா.
அவங்களுக்குலாம் போக்கஸ் வந்து அவ்ளோ மிஸ் ஆகுது, அப்படிங்கிற மாதிரி உங்க பையன் பாக்குறாங்களா அப்டின்லாம் கேப்பாங்க என்கிட்ட நா இல்லங்க. நாங்க அந்த மாரி எல்லாம் இல்ல. நாங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம். அவங்க இருக்கும் போது. அவங்க இல்லாத போது. நானா எப்பவும் ஃபோன் தான் இருக்கேன். அவங்க இருக்கும் போது பாக்குறதே இல்ல. அ உ டிவி வந்து டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் இது இல்ல. இவங்களே சேர்ச் பண்ணி பாத்துக்கிட்டா தான் உண்டு.
ம். ம். ம்.
அதுவுமே வந்து அவங்க வயதுக்கு ஏற்ப ம மாரி தான் வரும். கிட்ஸ் YouTube தான. அதனால நமக்குப் பிரச்சனை இல்லங்க. அதுல என்ன வருதோ நாம என்ன சேர்ச் பண்ணி வச்சிருக்கோம். அது தான் வரும். அது இல்லாம அவங்க என்ன பாக்குறாங்கன்னு பாத்துக்க முடியும். அப்படிங்கற மாதிரி. அதுக்கு மேல ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல டிஸேபுல் ஆயிடும் அதுவே, அந்த மாரி டைம் லிமிட் வச்சிட்டு அ வந்து அந்த மாரி தான் போயிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம்.
ஆமாம்மா. ம். ம். ம். ம். சரி, சரிங்க. இப்போ நீங்க வந்து இப்போ உங்க உங்க உங்க பிள்ளைகள் வந்து எந்த மாரி படிக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்களோட ஆசிரியர்கள்ட்ட வந்து நீங்கக் கலந்து ஆலோசிச்சிருக்கீங்களா? அவங்க வந்து எந்த மாரி நடந்துக்கிறாங்க பள்ளிகள்ல? அ.
அ அவங்க சொல்லும்போது அவங்க அவங்க லேர்னிங் வச்சிருக்காங்க. கம்மியூனிகேஷன் வச்சிருக்காங்க. அ டெசிஷன் மேக்கிங்லாம் எப்படி எடுக்குறாங்க. அந்த மாரி அவங்க ஒரு ஸ்கில்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மார்க்ஸ்லலாம் இல்ல இதுவரைக்கும்.
ம். ம். ம்.
அ, லிசனிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், திங்க்கிங்க் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? ரீசனிங் எப்படி இருக்கு? மேக்ஸ்ல பாத்தவே ரீசனிங் எப்படி இருக்கு? அப்ளிகேஷன் எப்படி பண்றாங்க? அண்டர்ஸ்டேன்டிங்க் எப்படி இருக்கு? அந்த மாதிரி தான் எதா எ பண்றாங்க. அதுல ஏ, பி அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அவ்ளோ தான். அதுவே ஈ, எஃப் வரைக்கும் எல்லாம் இருக்காம்.
ம். ம். ஓ! ம்.
அதுல உங்க பையன் இந்த மாதிரி கம்மியூனிகேஷன் நல்லா பண்றாங்க. ப்ராப்ளம் எல்லாம் நல்லா சால்வ் பண்றாங்க. மேத்ஸ்ல எல்லாம் ரீசனிங் தெரியுது அப்படிங்கற மாதிரி சொல்லும் போது. நாம என்ன மெனக்கெடுறோங்கிறது ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது அங்க போய்ப் பார்க்கும்போதே அவங்க ஓரளவு பண்றாங்க. ஏன்னா எல்லா குழந்தைகளும் பண்ணுதா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த எஜிகேஷன் சிஸ்டம் ஓகேதான். எக்ஸாம் வச்சு ரொம்ப ப்ரெஷ்ஷர் ஆக்கி இருந்தாங்கன்னா நாங்க எல்லாம் உக்கார வச்சு படி படின்னு சொல்லி இருப்போம்.
ம். <chuckles> ம். ம். ம். ஆமா, கண்டிப்பா.
இப்ப அவங்க என்ன பண்றாங்க எப்ப எக்ஸாம் எங்களுக்கே தெரியாது.
ஓ!
எப்ப வேணாலும் நடக்கும். எப்ப வேணாலும் க்ளேஸ் இருக்கும். எப்ப வேணாலும் அஸ்ஸஸ்மென்ட் இருக்கும்.
ஓ! ம்.
ஆனா எக்ஸாம் என்னன்னே தெரியாம இன்ன வரைக்கும் இருக்காங்க. அடுத்த இயர் தான் தெரியும். அது எப்படி மாறும். அ, அது ப்ரெஷ்ஷரா எடுத்துப்பாங்களா? மார்க்ஸ் வந்து யோசிப்பாங்களா? அப்படின்னு. ஆனா, இப்ப வரைக்கும் எந்தப் பிரச்சனையும் இல்லாமதான் போயிட்டு இருக்கு. எக்ஸாம் என்னன்னே தெரியாது. அவங்க நாலேட்ஜ் என்னன்னு அவங்களுக்கே தெரியாம நாம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
<chuckles> ம். ம். ஓ. ம். அதாவது
அது கொஞ்சம் கியூரியாசிட்டி தான் இருக்கு. நாங்க கூடச் சொல்றது உனக்கு சர்ப்ரைஸ் டெஸ்டுடா, டேஸ்ட்டே தெரியா <chuckles> கொஞ்சம் கியூரியாசிட்டியா தான் இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு மார்க் வாங்கி இருக்கீங்க? எவ்வளவு கிரேடு இருக்கு? என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நானும் என் கடவுளும் ரொம்ப இது சர்ப்ரைஸ் என்னெல்லாம் பண்ணி இருக்கானு பாக்கலாம்.
<laughs> ம். <chuckles> சரி.
ஓகே மாரி தான் எனக்குத் தோணுது இப்ப வரைக்கும்.
ம். அதாங்க. இப்ப வந்து இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு, எவ்வளவோ எவ்வளவு வந்து அவங்க ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கிறாங்க. இப்ப நாட் ஒன்லி அந்தப் படிப்பு அதைச் சம்பந்தமா மட்டும் இல்லாம, ஆ, இப்ப நிறைய ஸ்கில்ஸ். இப்ப நிறைய இருக்கு. அவங்களோட brain வந்து ஆக்டிவேட் பண்றது. பிரைன் நிறைய வேலை கொடுத்து அவங்களை அதைச் செஞ்சு இதைச் செஞ்சுன்னு சொல்லி வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப வந்து பள்ளிகள்லயுமே வந்து இந்த மாதிரி முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம நாங்க சின்னப் பிள்ளையா இருந்த time-ல எல்லாம் வந்துட்டு வெறும் இந்த எ பி சி டி ஆ இருக்கட்டும், அ ஆ இ ஈ ஆ இருக்கட்டும் இந்த மாதிரி பேசிக்கா இந்த நார்மலா என்ன சொல்லித் தரணுமோ அதை மட்டும்தான் சொல்லித் தருவாங்க. அந்த ரைம்ஸ், பாடல்கள் இந்த மாதிரி மட்டும் சொல்லித் தந்து, ஆ நம்மளை வந்து அந்த மாதிரி பள்ளிகள்ல வந்து முன்னால்லா வந்து அந்த மாதிரிதான் இருந்தது. இப்ப வர இதெல்லாம் வந்துட்டு நிறைய அந்த பிரைன்ஸ்ட்ரோமிங் செஷன் மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணி, ஆ குழந்தைகள வந்து சுத்தி உக்கார வச்சு ஆ
ஆமா. ஆமா. ஆமா பிரைன் ஜிம் எக்ஸசைஸ் லாம் நிறைய இருக்கு. ஜிம்ன்னு சொல்றாங்க அது பிரைனுக்கு ஜிம்மா. அங்க கூட்டிட்டு போயிட்டு பசங்கள பண்ண வைக்கிறாங்க. <giggles>
ம். ஆமாங்க. ஆ. ஓ. <giggles> ஆமாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இப்ப வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நிறைய அந்த மாதிரி முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆ மேலும் ஆ இவ்வளோ நேரம் உங்க உங்க வாழ்க்கையில நடந்தது உங்களோட பிள்ளைகளுக்கு நடந்த ஒரு அவங்களோட ஆ படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆ அவங்களோட ஆ நீங்க அவங்களை வந்து படிக்க வைச்சதா இருக்கட்டும், அவங்க ஸ்கூல் போனதா இருக்கட்டும், அவங்களோட அவங்க உங்க பிள்ளைகளோட டீச்சர் வந்து நீங்க வந்து ஆலோசனை பண்ணதா இருக்கட்டும். ஆ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அருமையா இருந்ததுங்க. உங்களோட இவ்வளோ நேரம் ஆ பேசுனதுக்கு பேசுனது மிக மகிழ்ச்சியா இருந்தது. ஆ இவ்வளோ நேரம் இந்த இந்த பதிவுகளையும் ஆ என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றிங்க.
நானும் என்னுடைய அனுபவங்களை நீங்களும் கேட்டுத் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் நானுமே வந்து நீங்கக் கேக்கும்போது எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு. மிக்க நன்றி.